ம்.
ஆனா இந்த அந்த ஒரு ஒரு செக்ஷன் இருக்குல இதுதான் போகணும். அதுதான் அவுங்க தேர்வு பண்றது.
<laughs> சரி. அதாவது கூட்டிட்டு போறோமா கூட்டிட்டு போவேன். ஆனா நான் சொல்றதான் நான் சொல்ற செக்ஷன்க்குள்ள தான் எடுக்கணும் அப்படின்ற இல்லைங்களா?
அம். அது. அதுதான் அவுங்க தந்திரம். இத தான் இப்படி பண்ணா, நம்ம வந்து நானா உன கட்டுப்பாட்டுக்குள்ளல்லாம் வைக்கல. இதுல நீ எத வேணாலும் எடுத்துக்க அந்த மாரி.
<chuckles> சரியா சொன்னீங்க.
அப்ப நமக்கு தோணும். நம்ம போ வேண்டிய லைனே இதுல்ல, ரைட் சைட்ல போணும் அப்படிங்கிற மாரிலாம் மனசுக்குள்ள இருக்கும். நம்மளால சொல்லி என்ன என்ன பண்ணாலும் மாற போறதில்ல. எதுக்கு நம்ம அத போய் சொல்லிட்டு. அப்படிங்க நமக்கு ஒரு நாள் ஒரு மேஜிக் நடக்குங்கிற மாதிரி, நமக்கு மேஜிக் நடந்ததில்ல அப்படின்னு.
அ.